இப்ப பார்த்தீங்கன்னா, அ நெறைய பேரு வந்து இருப்பாங்க. அவுங்கள்ட்ட வந்து, நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து, கருத்துக்கள வந்து நேரடியா வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். பகிர்ந்துக்கிறதுக்கு. என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க, அது நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். இல்லைனா, பொதுவாவே, அவுங்க செஞ்சது, ஒரு தவறா கூட இருந்திருக்கலாம். அத வந்து நம்ம நேரடியா அவுங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு, அ கொஞ்சம் அவுங்களுக்கும் இதா இருக்கும், அப்டின்னு நெனைச்சு, நம்ம நெனைப்போம். அப்டி இருக்கும்போது, அதுக்குன்னு ஒரு நேரத்த தேர்ந்தெடுத்து, தனியா போய் அவுங்கள்ட்ட சொல்றது. அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி, நீங்க அ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா? யாருக்கும் அப்படி போய் நீங்க தனியா போய் கருத்துக்கள பகிர்ந்துருக்கீங்களா?
ஆஹா! கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆஹா! ஆமா. ஆ ஆமாங்க. கண்டிப்பா. இப்போ என்னோட பள்ளி பருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு புதுசா ஒரு அ ஒ ம கணிதம் சொல்லிக்குடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்திருந்தாங்க. அவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிட்டே, "உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து நான் போலாமா?" அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அவரு பாட்டுன்னு வருவாரு, எடுப்பாரு. அடுத்து அவுங்க, அடுத்தது என்ன பண்ணமோ அதை அழிச்சுட்டு, நீங்கள்லாம் எழுதிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாரு. "அவ்ளோதான் டைமு அ எழுதிட்டீங்களா?" அப்டீன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. இப்ப அந்த மாரி இருந்தப்போ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் சொல்லிக் குடுக்குறதும் ஒரு பக்கம், வந்து வாயிலயே முழுங்கிப்பாரு. அதா அதாவது போர்ட பார்த்து பேசினா, நமக்கு எப்பிடி புரியும். அது நம்மள பார்த்து, திரும்பி சொல்லிக் கொடுத்தா தானே நமக்கு கு புரியும். அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா, அவரு வந்து ஒரு புது சாரா இருந்தாரு. அப்போ, எனக்கு என்னன்னா அது நேரடியா போய் சொல்றதுக்கு ஒரு பயம். அப்போ அவரு வந்து, இன்னொரு, அ எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஒரு ஆசிரியரோட நின்னு பேசிட்டிருக்கிறத, ஒரு நாள் கவனிச்சேன். அப்பிடி கவனிச்சப்போ, இந்த பிரச்சனைய நம்ம, இவரு மூலியமா சொல்லி, அவருட்ட சொல்லலாம், அப்பிடீன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, இவரு கிட்ட போய் சொன்னேன். இந்த மாரி கொஞ்சம் சிக்கலா இருக்கு. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும் இல்ல. நெறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பிடீன்னு, நாங்களும் எங்களோட அ அ க அந்த வகுப்பறைல நாங்க பேசிக்கிட்டத, அவருட்ட போய் சொன்னப்போ, அப்டியாப்பா, சரி, ஓகே. நான் அவருட்ட சொல்றேன்னு, சொல்லிட்டு, அவரும் போய் சொல்லிட்டாரு. இப்போ, இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, என்ன ஆயிடுச்சுன்னா, அ இவருக்கு ஒரு மாதிரி கோவமே கூட வந்துருச்சு போல, அ அப்போ வந்து வகுப்புக்குள்ள வந்ததும், எங்க கிட்டே கேட்டாரு. "யாரோ என்ன மாதிரி, என்ன பத்தி, இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களே? யாரு அது?" அப்டீன்னு சொல்லி கேட்டாங்க. அ அப்போ, எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தோம். அப்போதான் சொன்னாரு, "உங்களுக்கு எதாச்சும் சொல்லணும், எனக்கு எனக்கு இந்த மாரி வேணும், அப்டீன்னா ஒண்ணு நேரடியா, நான் வகுப்பு எடுக்கும்போதே ஸ் கேட்டுறணும். அப்பிடி இல்லையா, உங்களால அப்பிடி கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு அப்பிடின்னா, என்கிட்ட தனியா வந்து, என்கிட்டயே கேட்கணும். அது எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு. இந்த மாரி பழக்கத்தெல்லாம் வச்சுக்க கூடாது" அப்டின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ, எனக்கு இப்போ, எனக்கு தான் அதுன்றது, எனக்கு தெரியும், இல்லையா. அந்த வகுப்பு முடிச்ச உடனே, அடுத்த வகுப்பு ஆசிரியர் வந்தாங்க. அப்போ, அவங்க கிட்ட இந்த மாரி, நான் வாஷ்ரூம் போய்ட்டு வரேன், அப்டின்னு சொல்லிட்டு, அப்போ, அந்த அ வகுப் அந்த ஆசிரியர் கணித ஆசிரியர் வந்து, எங்கே போயிருக்காரு? அப்டின்றத தேடி, அவரு கிட்டேயே நேரா போய்ட்டு, அ "சார், நான் தான் இந்த மாரி சொன்னேன். எனக்கு உங்க கிட்ட, அந்த மாரி சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு. நீங்க எப்பவும் ரொம்பவும் கடுமையா நடந்துக்கிற மாரி இருக்கு. யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சிரிச்சு கூட பேச மாட்றீங்க .அதனால தான், இந்த மாதிரி நான் சொன்னேன். மத்தபடி உங்கள இன்னோர்த்தருகிட்ட போய், உங்களைப் பத்தி, தப்பா சொல்லணும்ன்ற எண்ணத்தில நான் சொல்லல." அப்டீன்னு சொல்லிட்டு, அவர்ட்ட சொன்னப்போ, "ஆ அப்டியா. சரி, சரி. நான் இனிமே அந்த மாரி இருக்க மாட்டேன். இனிமே நீ எதுவா இருந்தாலும், என்கிட்ட நேரா வந்து சொல்லு" அப்பிடீன்னு சொன்னாரு.
ம். <chuckles> சொல் ம். ம். ஆமா. ஆமா. ம். ம். ஓ! ம். சரி. <laughs> அச்சச்சோ! ம். ம். ஓ! ம்ஹ்ம். ஓகோ! ஆமா. ம். ம். ம். உண்மையாவே பரவால்லங்க. உங்கள பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம், நீங்க அப்பயுமே வந்து தைரியமா தனியா போயி அவர்ட்ட நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க பாருங்களேன். "திட்டு வாங்கனாலும் பரவாயில்ல நம்ம சொல்லுவோம்" அப்படின்னு சொல்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இருந்து, அவரு மாத்திக்கிட்டாரா அந்த விஷயங்கள?
ம். ம். ஆமாமா. கண்டிப்பா. ஆ ஆமாங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து, அ எ அது அப்பவே அவரு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு மொதல் நாள் நான் போயி பேசத்துக்கு முன்னாடியே அ இந்த மாரி, "உங்களுக்கு நான் எடுக்கிறதில எதனா சந்தேகம் இருந்தாலோ, இல்ல நான் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, நான் எழுதுனது நீங்க நா நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து, அத வந்து என்கிட்ட சொல்லலாம். அ எனக்கு நான் என்ன நெனச்சேன். நீங்க எல்லோரும் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்ற அ நெ நெனைப்பில தான், நான் வந்து அத உடனடியா அழிச்சேன். ஆ நீங்க உங்களுக்கு நேரம் வேணும்னா, நான் இனிமே தர்றேன். நீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் அழிப்பேன். ஆனா யாரும் வந்து மத்தவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறோம் அவரு ஒரு ஒரு வாட்டியும் வந்து இந்த வகுப்புக்குள்ள வர்றப்போ, கொஞ்சம் ஒரு சின்ன அதாவது அவருக்கே எனக்கே தெரியும், அவரு கடமைக்கேன் தான் சிரிக்கிறாரு அப்படினு சொல்லிட்டு. அந்த மாரி சிரிச்சிக்கிட்டே அ சும்மா, "எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கற மாரி ஒரு இரு வார்த்தைல்லாம் பேசிட்டு, அதுக்கு அப்புறமா வகுப்புல போயி, இந்த மாதிரி இதெல்லாம் அ ஆரம்பிக்கறது. அதே மாரி அந்த போர்ட்ட பார்த்து பேசாம, எங்கள பார்த்து பேசுறது, இது எல்லாமே செய்வாரு. அப்போ ஒரு காலம் கட்டத்துக்கு அப்புறமா திருப்பி அவரே என்கிட்ட வந்து கேட்டாரு, "என்னப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னாரு. "எல்லாம் கரெக்ட்டு, ஒகே தான். ஆனா நீங்க சிரிக்கிறது கடமைக்கேனு சிரிக்கிறீங்கனு தெளிவா தெரிது சர். அப்படி என்ன உங்களுக்கு ஒரு அ எதாச்சும் கவலையா, ஏன் அப்படி இருக்கீங்க?" அப்படின்றப்போ. "அப்படிலாம் இல்லப்பா உங்கள பார்த்தா தான்ப்பா எனக்கு பயமா இருக்குது. எல்லாம் வளர்ந்த பசங்களா இருக்கீங்க, நான் இதுவரைக்கும் வளர்ந்த பசங்களுக்கு வகுப்பே எடுத்ததில்லை". "ஐயோ சார்! நீங்க வந்து ஜாலியா வந்து எல்லார்கிட்டயும் பேசுங்க. நாங்க எல்லாரும், எல்லா ஆசிரியர்கிட்டேயுமே ரொம்ப சந்தோஷமா சகஜமா தான் பழகுவோம். எங்கள பார்த்து நீங்க பயப்படுறீங்க, உங்கள பார்த்து நாங்க பயப்படுறோம். எதுக்கு இது? எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அடிக்கடி அவரு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாரு. "ஏ யார்ரா அவன்? இப்படி இருக்கிறான் என்னடா அவன் பண்றான்? படிக்க சொன்னா தூங்கினு இருக்கான்டா. அவன என்னடா பண்ணுறது நானு?" அப்படின்னாரு. "அப்புறம் நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி இருக்கிற பையனை, "டேய் அவனை எழுப்பி உட்றா. பார்றா அவரு எடுக்கிறாரு. இவன் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் என்கூட இணக்கமாக பழக ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்னோட நண்பர்களோட இணக்கமா பழக ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் அவருக்கும் பழகிடுச்சு. ஏன்னா, ஒரு புது ஆசிரியர் ஒரு புது வகுப்புக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு கருத்த நான் அவருக்கு நேரடியா சொன்னேன். அது வந்து அ அவருக்கு ரொம்பவும் இயல்பா எடுத்துக்கிட்டாரு, ஆரம்பத்தில ஒரு அ புரிதல் இல்லாம இருந்தாலும் போக போக நான் நிறைய விஷயங்கள அவர்கிட்ட நேரடியா அவரும் என்கிட்ட வருவாரு, "ஏய் என்னாடா? புரிஞ்சுதா சொல்றா, யார்டயும் போயி ஏதோ திருப்பி சொல்லிடாதடா, நானே ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிறேன் <chuckles> ஏதனா மாட்டிக்கிட்டி உட்டுறாத என்ன" அப்படின்னுவாரு. "சார், அப்போ ஏதோ தயக்கத்தில பயத்தில சொல்லிட்டேன். அது இன்னுமா வச்சி, மனசில வச்சு பூட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னா. "சரி, சரி" எ அப்டினு சொல்லிட்டு, சகஜமா, "என்ன ஆச்சு? என்ன பண்ற? எப்படி படிக்கிற? என்ன மத்த ச சப்ஜெக்ட்லாம் புரியுதா?" என்ன எதுன்னு ரொம்ப இயல்பா பேசுவாரு. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு, எனக்கு அவர் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா.
ம். ம். ஓ! ம். ம். <chuckles> அ. ஓ! <chuckles> ம். ஓ! ம்ஹ்ம் ம். ம். ம். <laughs> <laughs> ம். சிறப்பு! ம். ம். ம். <snorts> ஓ! <chuckles> ம். ஆ. ம். ஆ. இப் ம், இப்ப நீங்க வந்து அதில இருந்து நீங்க ஒரு கத்திருப்பீங்க இல்லையா? அதாவது அ, "நம்ம இனிமேல் யாருக்கிட்டயுமே சரி, அ கொஞ்சம் அவங்கள்ட்ட தனியா கூப்பிட்டு போயி, நேரா போயி நம்ம சொல்லுவோம். ஏதாவது பிடிக்கலைன்னா" அப்படின்னு நீங்க நேரா தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? நம்ம நேரா போயே சொல்லியிருக்கலாம் இனிமேலு, அப்படின்ற மானிக்கி, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ம்.
ஆமா. ம்ஹ்ம். ம். ஆமா. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே அதே அனுபவமே எனக்கு அ இந்த என்னோட வேலை நேரங்கள்லயுமே எனக்கு பணி ரொம்பவும் பயனுள்ளதா இருந்துச்சு. இப்போ அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது நிறுவனத்துக்கு நான் உள்ள நுழையிறேன். அப்போ எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாரு, அப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கிறதுக்கு எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. ஏன்னா, அவரும் அதே மாரி தான், யார்ட்டயும் சிரிச்சி பேச மாட்டாரு. ரொம்ப கண்டிப்பா இருக்கற மாரியே இருப்பாரு. ஆனாலும், இதுக்கு முன்னாடியே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், மறுபடியும் அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவருகிட்ட போயி அ அந்த டீ பிரேக்லலாம், "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற ஓரிரு வார்த்தைகள் பேசும்போது, அவரு வந்து ஒரு நல்லாவே சகஜமா பேசுனாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மொதல்ல இந்த அ ம கணித ஆசிரியர்கிட்ட இருந்த அதே பிரச்சனை தான், அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் ரொம்பவும் இயல்பா பேச ஆரம்பிச்சாரு. அது வந்து எனக்கு அந்த ப இது வந்து எனக்கு ரொம்பவும் இங்க பயனா உள்ளதா இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
ம். ம். ஆ. ம். ம். ஆ. உ இப்ப அதுக்கப்புறம் நீங்க வேறு எதுவும் ஆ உங்க குடும்பத்தில இருக்கிறவங்கள்ட்ட வந்து, அந்த சில பேர் ப பசங்க கிட்ட வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஆ இப்ப எங்க வீட்லலாம் எடுத்துக்கிட்டா, ஆ எங்க வீட்டில பார்த்தா ஆ என் பசங்கள கண்டிக்கையில வந்து எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு, நேராவந்து எங்க முன்னாடி ரொம்ப ஹார்ஷா நீ திட்டினன்னா, அவங்களுக்கு அவனுக்கு கோவம் வரும். நீ வந்து அவனுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி தனியா போயி, "இப்படி செய்யறது தப்புப்பா" அப்படின்னு நீ சொன்னேனா தான் வந்து அவன் கேப்பான். இப்ப எல்லார் முன்னாடி வந்து, எல்லாரும் கத்துனோம்னா அவனுக்கு வந்து அது ஒரு கோவம் தான் வரும். அப்படின்னு சொல்லவும் நான் அந்த மாரி தனியாவந்து போயி, அதுக்கப்புறம் ச அ பேச ஆரம்பிச்சேன், நேரம் கொடுத்து. நீங்க அந்த மாதிரி உங்க குடும்பத்தில, அந்த மாதிரி நீங்க நேரத்த குடுத்து, <inhales> உங்க ப பசங்க சரி, உங்க மனைவிட்ட அந்த மாதிரி நீங்க பகிர்ந்துருக்கீங்களா?
ஆமாங்க. ம். ம். ஆமா. ம். ஆமா. ம். சரி. ம்ஹ்ம். ஆ. ஆமாங்க கண்டிப்பா. இப்போ கணவன் மனைவினாலே, நிறைய இந்த மாதிரி ஆ கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைனா நம்ம நம்மளோட கருத்து தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய நேரங்கள்ல வரும் இல்லையா? அந்த மாதிரி தான், இப்போ என்னோட மனைவி வந்து திருமணமாகி புதுசா வந்த நேரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலையெல்லாம் காலையிலேயே எழுந்திரிச்சு அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு, திருப்பி உள்ள வந்து கதவ சாத்திக்கிட்டு, அவங்க படிக்கற வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தப்போ, என்னோட அம்மா வந்து என்கிட்ட கேட்டா, ஏய்! என்னடா எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டி போய் உள்ள உள்ள போய் கதவ சாத்திக்கிறா? அப்படின்னுட்டு. நான் அப்போ தான் சொன்னேன் இல்லம்மா, அந்த மாரி பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கா, போன வாட்டியே பார்த்திங்கன்னா ஓரு இரு ம மதிப்பெண்ல வந்து வேல கிடைக்காம போய்டுச்சு. அவளுக்கு வந்து அரசு பண்ணி வாங்கணுங்கிறதில ரொம்ப ஒரு ஈடுபாடு. அதனால தான். அதோட ஒரு புது இடம்ங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அப்படின்னு சொன்னேன். ஆ இல்ல இல்ல இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாது. கொஞ்சம் வந்து சகஜமா பழக சொல்லு, அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அத வந்து என்னோட மனைவிகிட்ட நான் சொல்றப்போ, உடனே கூப்பிட்டு அவங்கள சொல்லல. அவங்கள்கிட்ட தனியா போய்விட்டு அறையில இருக்கிறப்போ, மா நீ படிக்கிறேன்றது எனக்கு புரியும், அது அவங்களுக்கு புரியுமா? அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க. அவங்க கிட்ட சும்மா ஏதாச்சும் ஒரு இரு வார்த்த பேச்சு கொடு. பேசினா தான் வந்து அவங்களுக்கும் உன்ன புரிஞ்சுக்க முடியும். உன்னாலேயும் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் ஒரு குடும்பம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படிங்கிறது நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம், அவங்களும் அப்போ வந்து கொஞ்சம் சகஜமா பேசுறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போக போக அது ஒரு சம சம சமமான ஒரு நிலைக்கு வந்துடுச்சு.
ம். ம். ம். ம். ஓ! ம். ம். ம். ம். சிறப்புங்க. அ. ஏன்னா அந்தமாரி நம்ம கருத்தை பகிரம்போது அந்த ஒரு இடம், காலம்லாம் வேணுன்னு சொல்லுவாங்க இல்லயா! அ எந்த எதையும், எல்லா எடத்துலயும் ஒரே எடத்தில பேசிறக்கூடாது. அந்த சபை அறிஞ்சு பேசணும். இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த கருத்த வந்து, எல்லாத்தையும், எல்லா எடத்துலயும், அப்பிடி வந்து பேசிறக்கூடாது. ஒவ்வொண்ணுக்கும் ஒண்ணு இந்த சொல்லுவாங்க. "அரசியல் பேசம்போது, அதுக்கேத்த ஒரு இது பேசணும் கருத்த. அ அந்த நேரம்லாம் இருக்கு." அப்பிடின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையாவே வந்து, அ எல்லா எடத்திலயும் இது வந்து முக்கியம் நீங்க நெனைக்கிறீங்களா? எல்லா எடங்கள்லயும் அந்த இது வந்து, அ கடைப்பிடிக்கணும். அந்த நேர்மையா பகிந்திருக்கிறத வந்து ம்.
ம். ஆமா ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களெல்லாம், அ நம்ம வந்து, ஒரு மேனேஜர் பத்தியோ இல்ல மற்றவர்களையோ! அத பத்தி பேசறது வந்து, ஒரு வழக்கமாவே இருக்கும். அந்த மாதிரி என்னோட நண்பருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னே சொல்லலாம். அ அவரு என்னா பண்ணாரு, அ இந்த இந்த இந்த காஃபி சாப்பிட்ற இடத்துல வந்து உக்காந்து, கேஃபிட்டேரியா ன்னு சொல்லுவோம் நாங்க அத. அந்த எடத்தில வந்து உக்காந்துகிட்டு என்னோட ஒரு நா 4, 5 நண்பர்களோட சேந்து உக்காந்து, நாங்க பேசிக்ட்டுருந்தோம். அப்பிடி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, அவரு என்ன பண்ணாரு, அ, அ செவுத்த பாத்த மாரி உக்காந்து பேசிக்ட்ருக்கிறாரு. நாங்க எல்லாம் வந்து எதிர் திசையில பாத்து வழியில உட்கார்ந்த மாரி பாத்து பேசிட்டுருக்கோம். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வ ஒரு மனசு கஷ்டம் இருந்திருக்கும் போல, இன்னொரு இன்னொரு நபர பத்தி. அப்ப என்ன பண்ணிட்டாரு, அ இவரு பாட்டுனு அவர வ அ ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தாரு எங்கக்கிட்ட. "இந்த மாரி பண்ணிட்டான். அவனுக்கு எப்டி அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். அந்த மாரில்லாம் பண்ணலாமா!" அப்பிடி இப்பிடினு சொல்லிட்டு, கத்திட்டே இருந்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவனும் வந்துட்டான். அதே சமயத்தில எங்களோட மேனேஜரும் வந்துட்டாரு. அப்போ வந்து, இவன்கிட்ட நாங்க சொல்றோம். "டேய்! வாய மூட்றா! வாய்" "ஏய், சும்மா என் வாய மூடாதீங்கடா! அவன் அவ்ளோ பண்ணுறான், அவன யாரும் கேக்க மாட்றீங்க. என்னையே வந்து திருப்பி திருப்பி கேக்குறீங்க"அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் "ஏய்! பின்னாடி மேனேஜர்ரா" அப்பிடின்னு சொன்னது, "ஐய்யய்யோ! இத மொதல்லயே சொல்ல மாட்டீங்களாடா!" "எங்கடா, சொன்னது நீ கேட்ட. உன் இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்கியேடா! நீ தான்" அப்பிடின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அப்போ வந்து திரும்பி பாத்துட்டு, "ஆ என்னப்பா பிரச்சன" அப்பிடினாரு. இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இந்த சின்ன ஒரு மனசு கஷ்டம்தான்ட்றேன். "எதுவாருந்தாலும் நேரடியா பேசுங்கப்பா! இந்தமாரில்லாம் உக்கார்ந்து பேசாதீங்க. இத யாராச்சும் வந்து பாத்துட்டு எதனா பிரச்சனை ஆயிடும்" அப்பிடினு சொன்னப்போ தான், ஏ அப்பதான் சொன்னாரு எங்களுக்கு. இந்த மாரி "ஒரு படிக்கட்ல எறங்கி போம்போதோ! லிஃப்ட்‌ல போம்போதோ! கேஃபிட்டேரியா லயோ! ஏன் எ பாத்ரூம் போம்போதுகூட நீ வந்து யார பத்தியும், யாருகிட்டேயும் எப்பவும் பேசக்கூடாது. மத்தவங்களோட காது வந்து எப்பவும் நீங்க என்ன பேசிட்டுருக்கீங்கங்கிறதில இருக்க வாய்ப்பு அதிகம். இது வந்து ரொம்பவும் கெட்ட பழக்கம். இது அவரு பேசுறவர மட்டும் பாதிக்காது. கேக்கிற உங்களையும் பாதிக்கும். அதனால அந்தமாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தனிமையில தான் பேசணும். வேணா ஒரு மீட்டிங் ரூம் கூட போட்டுட்டு, உள்ள போய் உக்கார்ந்து உங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்த எல்லாம் கொட்டுங்க. யாரும் உங்கள வேணான்னு சொல்ல போறது கெடையாது" அப்பிடின்னு சொன்னாரு.
ம். ஆ! சொல்லுங்க. ம். ம். <blows air> <blows air> ம். ம். ஓ! ஓ! அச்சச்சோ! ம். அச்சச்சோ! <chuckles> ம். <laughs> ம். <laughs> ம். ம். ம். ஓ! ம். ஆ. ம். ம்ஹ்ம். ம் ம். உண்மையாவே அதை வத வ வந்து அருமையா வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன பேசுறோன்றத வந்து கேட்க தான் இதா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த கேட்குற காது வந்து 1 வந்து 2 வேற கருத்தா கூட சொல்லலாம். நம்ம வேற சொல்லியிருக்கலாம். அவங்க வேற சொல்லியிருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம அந்த கருத்தை வந்து நம்மளுக்குள்ள பகிர்ந்துக்கிறத விட, அந்த யார் ஒரு இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி யாரும் இல்லாத நேரத்தில அவங்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கிட்டாலே, உண்மையாவே அது வந்து சிறப்பா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்களும் அதில வந்து ம் நீங்களும் வந்து நெறையா வந்து அந்த இதை வந்து பகிர்ந்துருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில பட்ட அந்த அனுபவமா சரி, அந்த பள்ளியில ஆசிரியர் கணித ஆசிரியருது சரி, அதுக்கப்பறம் அலுவலகத்தில. அதுலேருந்து நீங்க நெ நெறையா வந்து கத்துக்கிட்டீங்க. எனக்குமே உங்கள்ட்ட வந்து நெறைய விஷயங்கள் வந்து அ தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த நேரத்தில வந்து எப்படி பேசணும் அப்படின்றது வந்து. உங்கள்ட்ட வந்து இந்த இத பகிர்ந்து பேசினது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாவே இருக்குது. அ மிக்க மகிழ்ச்சிங்க.
ம். கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ஹ்ம். ஆமாங்க. ம். கண்டிப்பா. ஓஹோ. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் அருமையா என்னோட நேரம் வந்து இருந்துச்சு. உங்களோட பேசினது. அ உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கறப்ப பேசலாம். நன்றி, வணக்கம்.